என்ன சொல்வாங்க, நம்ம துவண்டுருக்கிற நேரத்திலே இதைக் கேட்கிறது எனக்கு ரொம்ப புடிக்கும். நான் ஒரு ஒரு காலங்கள்ல வந்து தினமுமே கேட்டுட்டு தான் இருந்தேன். கேட்டுட்டு தான் படுப்போம். பழைய பாடல்கள் அப்டின்னு ஒரு லிஸ்ட்டே, ஒரு பிளே லிஸ்ட் வந்து ஓடின்டே இருக்கும். அதக் கேட்டுகிட்டே தான் படுப்போம். அதே மாரி வந்து, எனக்கு இப்போ ஒரு ஒரு ஒரு 1 வருஷமா வந்து நான் வந்து ரொம்ப விரும்பி கேக்குறது சிவன் பாடல்கள்ல, அதிலேயும் முக்கியமா ஒரு 3 பாடல்கள். திருவாசகம், அதுக்கப்புறம் வந்து ஓடி, ஓடி, ஓடின்டு ஒரு ஒரு சித்தர் பாட்டு.
கண்டிப்பாங்க. ஓஹோ! ம்ஹம். சூப்பர், சூப்பர்ங்க. ம், ம். அழகுங்க. ம். ஓஹோ! ம். ஆமா, ஆமாங்க. அ, அ, அ.
உட்கலந்த ஜோதியை அந்த பாட்டு. அதுக்கப்புறம் நட்ராஜர் பத்துன்னு ஒரு பாடல் இருக்கு. அது வந்து ரொம்ப விரும்பி கேட்பேன்.
ம். ஓஹோ!
அந்த திருவாசகமும் சரி, அந்த இதுவும் சரி நம்ம வந்து ஒண்ணும் கெடையாது. அப்டின்றத வந்து அந்த ஓடி ஓடியும் சரி, நம்ம ஒண்ணும் கெடையாதுன்றத வந்து நமக்கு, அ நல்லா எடுத்துரைக்கும். அத ஒழுங்கா பார்த்தோன்ன்னா, நம்ம ஏய்! என்னடா நா நீ ஆடிக்கிட்டு இருக்க? அப்டின்ற மாரி நமக்குள்ள ஒரு எவ்
இன்னொரு சிவன் பாட்டு கூட இருக்கு இல்லைங்களா? அந்த ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்கன்னு சொல்லிட்டு.
ஆமாங்க. ஆமாங்க. நெறைய இருக்கு, நெறைய இருக்கு. நான் வந்து அடிக்கடி கேட்கிற பாடல்கள் சொன்னேன். நெறைய இருக்கு சிவன் பாடல்கள். அப்டி பார்த்தீங்கன்னா வந்து, அருணாச்சலேஸ்வரர் பத்தி ஆ இளையராஜா வந்து ஒரு நெறைய பாடல்கள் வந்து இது பண்ணியிருக்கிறாரு. அதுவும் நல்லா இருக்கும். ரமண மகரிஷிய பத்தி வந்து, ரமண அ மாலைன்னு ஒரு இது ஒரு ஆல்பமே இருக்கு. அதோடைய எல்லா பாடல்களுமே புடிக்கும். அதுல தான் வந்து உண்மைய சொல்லனுன்னா, அந்த இந்த படம் வந்தது இல்லையா? நான் கடவுள்ன்னு ஒரு படம்.
ஆ, அதுவே ரொம்ப ஒரு ஆ. கண்டிப்பாங்க, கண்டிப்பா.